கண்டிப்பா அது வந்து, என்னோட கல்லூரி என்னோட பள்ளி பருவத்தில எனக்கு இல்ல, ஆனா கல்லூரி பருவத்தில போன பிறகு, என் கணவர்கிட்டயும் நான் திரும்பி பேச ஆரம்பிச்சேன், அப்டின்னு இருக்கும்போது அந்த நேரம் எனக்கு வந்து 1 தடுமாற்றமா தான் இருந்துச்சு, ஆ, 1ல அப்புறமா நான் என்ன 1 முடிவு எடுத்தேன்னா, 2 பேரும் படிக்கணும், ஆ, ஏனா இதுதான் நம்ம வாழ வாழ்நாளே தீர்ம தீர்மானிக்கப் போற 1 இது, அப்டின்றதுனால, ஆம் அப்போ வந்து நான் 2 எனக்கு என் <tsk> வாழ்க்கையும் பார்க்கனும், ஆனா அதுக்காக என் படிப்ப நான் விட்றக்கூடாது, ஏனா படிப்பும் 1 வாழ்க்கை தானே, அப்டின்ற மாரி நான் யோசிச்சு, ஆ இந்த தேர்வுகள் இருக்குற நேரமோ இல்ல கல்லூரிய <tsk> ஆ லீவ் போட்டு அந்த மாரி இருக்கற நேரமும் நான் பேசவே மாட்டேன், எனக்குனு கிடைக்கு ம்.
சரிங்க. நிச்சயமா. இல்ல. நான் அத கேட்கல, நான் அதுக்குள்ள நான் வரல, அது வந்து நீங்க இல்ல, அந்த மாரி அலை பாயக்கூடிய நேரத்தில
ஆ. இல்ல, இல்ல. அது தான் சொல்றேன், அந்த மாரி 1 அறிகுறி வர நேரத்தில நான் வந்து அத தவிர்க்கனு தான் நெனைப்பேன். ம். <tsk> எதுக்கு தேவையில்லாம அந்த அழைப்பாயிற நீங்க சொன்ன மாரி பஸ்லலாம் நான் போய் எனக்கு பழக்கம் கிடையாது, அந்த மாரி பார்க்கல, ஏனா எனக்கு நடந்தது தானே நான் சொல்ல முடியும் அப்டினும் போது நா
இல்ல சமாளிக்கிறதே 1 மிகப்பெரிய கலைங்க அது. அதாவது ஒருத்தர் பார்க்க நீங்க அலை பாயக்கூடிய மனசில இருக்கும் போது, அதை சமாளிக்கறதே பெரிய கஷ்டம் இல்லையா?
ஆமா. ஆ அது தான் சொல்றேன், அதுதான், இப்போ வந்து என் கணவர் வந்து என் பக்கத்திலேயே, எங்க வீட்டு பக்கத்தில அந்த மாரிலாம் கிடையாது, வேற இடத்தில தான் இருந்தாங்க. அப்டினும்போது இந்த 1 மெசேஜ் வந்தாலுமே எனக்கு அது 1 அழைப்பாயல் தானே, <tsk> ஐயோ! மெசேஜ் வந்துருச்சு, ஆ தேர்வு நேரத்தில 1 மெசேஜ் வந்துருச்சனா அத நம்ம, ஆ ஐயோ! நாங்க அப்டி பேசலாமே, அவங்கள்ட்ட பேசலாமே, அப்டின்ற 1 எண்ணம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, நான் தேர்வுனா, தேர்வு தான் அப்டின்ற மாரி தான் இருப்பேன், மெசேஜ்யே வந்தாலுமே அத அப்டியே தூக்கி வைச்சிட்டு
இப்போ நீங்க வீட்டில சமைச்சிட்டு இருக்கீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க. ஆ சமைச்சிட்டு இருக்க நேரத்தில, ஒரு 1/2 மணி நேரம் நீங்க வந்து அடுப்பாங்கரையில இருக்கீங்க. ஆ அந்த நேரத்தில உங்களுடைய மொபைல் ஃபோன் பக்கத்தில இல்ல, ஆனா என்னென்னா, நீங்க அடுப்பில வந்து, ஏதோ குழம்பு தாளிச்சிட்டு இருக்கும்போதே உங்க ஃபோன் ஞாபகம் வந்துருது, உங்க மனசு அங்க போனுக்கு போய்ருது, அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஆனா இதுக்கு ஆ அடுப்பில கிடக்கிறதை நீங்க வந்து கரண்டி வச்சு தள்ளி விடலனா இது வீணா போய்ரும், ஆனா மனசு சொன்ன மாரி மொபைல போய் பார்க்கலனா அது வீணா போய்ரும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை நீங்க எப்டி சமாளிப்பீர்கள்?

அ அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, உட்கார்ந்து சமைச்சுட்டு, அப்புறம் பொறுமையா போய் ஃபோன் எடுத்துட்டு வருவேன், இல்ல நான் சமைச்சுட்டு என் கணவர ஃபோன் எடுத்துட்டு வந்து தர சொல்லுவேன். அவ்வளோதான், அதாவது ரொம்ப முக்கியமான நேரம் இல்ல அப்படின்னும்போது, நான் அந்த அளவுக்கு ஃபோன வந்து என் மனசு வந்து அலைபாஞ்சு போய் எடுக்காது. அப்படியே டக்குனு ஏதாச்சும் 1 பார்க்கணும், வைக்கணும் அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, ஆ அடுப்ப சிம் பண்ணிட்டு போய் எடுத்துட்டு வந்து வச்சு, யூஸ் பண்ணிப்போமே! அது அத தான் பண்ணுவேங்க.
<laughs> அப்போ உங்க மேல நீங்க கோவப்பட மாட்டீங்களா? ஐயோ! மொபைல் பார்க்க முடியல, இது வேறு அடுப்பில கிடந்திட்டு
அப்படில்லாம் கோவப்படமா அப்படில்லாம் இந்த ஒரு விஷயத்திற்காகலாம் கோவம் வருமானு கேட்டா, வராது அப்படினு தாங்க நான் சொல்லுவேங்க.
அப்டி. உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு அதில இருக்கு இல்லையா? "ச்சே! இந்த அடுப்பு வேற, இத வேற ஓயாம கிண்டிட்டே இருக்கனும்," அது வேற அப்படில்லாம் ஒண்ணும் உங்களுக்கு வராது?
ம்ஹம். அதெல்லாம் அப்டில்லாம் ஒண்ணும் வராதுங்க, ஏனா நான் தூங்கி எழுந்து வரம்போதே போன போன் போன கொண்டுட்டு தான் நான் கிச்சன்க்கே வருவேன், அப்படினும்போது அது என் பக்கத்தில தான் இருக்கும், அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, இல்லனா சார்ஜ் இருந்திருக்காது, ஸோ சார்ஜர போட்டு வந்து என் வேலையபார்க்க ஆரம்பிப்பேன். ஆம்
அப்ப திருமணம் முடித்த பிறகு போன பார்க்கிறதில உங்க மனம் அலைபாயத்தான் செய்கிறது.
அப்படினு நான் சொல்லவே இல்லையே, ஃபோன்னு இருக்றது எல்லாருக்கும் ஒரு இப்போ டெய்லி தேவைக்காக இப்ப நான் வந்து நான் ஏன் போன், அந்த சமையல் அப்போ நான் தேடுவேனா, என் சமையலில நான் ஏதாச்சு குறிப்பு தேடுறதற்காக, ஏனா எனக்கு சமையல் அவ்வளவா தெரியாம இருந்துச்சு, ஆ ஏதாச்சும் புதுசா கொழந்தைக்கு செஞ்சு குடுக்கணும், கணவருக்கு செஞ்சு கொடுக்கணும், அப்படினும் போது அத முயற்சி பண்ணுவேங்க.
சரி சரி சரி சரி. அப்ப அலைபாயுது என்பதுங்கிறது, மனிதனுடைய குணங்களில ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்கிறதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா இரு எல்லாருக்கும் இருக்கும், அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க.
ஆமா கண்டிப்பா, கண்டிப்பா ஆமா. கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பாங்க.
அருமையா சொன்னீங்க, உங்களுடைய அனுபவத்த மட்டும் இல்ல, நல்ல நகைச்சுவையாகவும், நல்ல புன்னகையோட அ ரசிக்கிற மாதிரி இயல்பா நீங்க பேசுனீங்க, ஒரு அருமையான உடை உரையாடலாக நான் இதை பார்க்கிறேன். உங்களோடு கலந்து பேசினதில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க, ரொம்ப நன்றி!
உங்கள்ட்ட பேசுனதும் மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றி!